இப்போ, பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம்ங்கறது இந்த காலகட்டத்தில நெறைய இரு வருதுங்க. நமக்கு வேலை சார்ந்தோ இல்லன்னா, நம்ம வந்து குடும்பம் சார்ந்தோ, மன அழுத்தத்தில்வந்து எப்படி நம்ம வந்து வெளிபடுறது அதுக்கு தியானம் எல்லாம் உதவும்ன்னு சொல்றாங்க. உண்மையா அப்படில்லாம் உதவுங்களா?
கண்டிப்பாங்க, இப்ப இந்த காலகட்டத்தில பார்த்தோம்னா மன அழுத்தம். இது வந்து எல்லாருக்குமே இருக்குங்க. எப்படின்னா எல்லாருமே வந்து எதோ ஒரு நோக்கி நம்ம ஓடிட்டே இருக்கோம் வாழ்க்கையில. இந்த கஷ்டம்ன்றது வந்து சின்ன பசங்களே இப்போ வந்து என்னன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நம்ம சொல்றாங்க. எனக்கு படிக்க கஷ்டமா இருக்கு. ரொம்ப மன அழுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே இப்போ கேள்விபட்டுட்டுருப்போம்.
ஆமாங்க, சினிமா நடிகர்கள் உட்பட எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதும் வெளிப்படையா.
ஆமாங்க. அதேமாதிரிங்க. பணம் அதிகமா இருக்கிறவங்களும் அதான் சொல்லுவாங்க. இல்லாதவங்களும் அதான் சொல்றாங்க.
ஆமாங்க.
இப்ப எப்படின்னாங்க இப்போ நெறைய பேர் நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். பணம் இல்லாதவங்க எல்லாருமே வந்து <inhales> கடவுளுக்கு கண் இல்லையா? நம்மள மட்டும் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க.
ஆமா. இந்த மன அழுத்தங்கிறது வந்து பணத்த சார்ந்து வருதுன்னு சொல்றதுக்கு என்னால ஒத்துக்க முடியலைங்க. ஏன்னா, பணங்கிறது வந்து இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு மன அழுத்தம்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தான் பணம் நெறைய இருக்குது. அவங்களுக்கு எதுக்கு மன அழுத்தம் வர போகுது? அவங்களுக்கு வேணா எது வேணா வாங்கிக்கலாமேன்னு தான் தோணுது. ஆனா, எதுனால அவங்களுக்கு மன அழுத்தம் வருதுன்னு அது புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. ஒருவேள அவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்துனாலும் மன அழுத்தம் வரலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஷயம் புரியுதுங்க. ஆனா நம்மளுக்கு இந்த மன அழுத்தம் வந்து நம்மள ஆளும் சரி அவங்களும் சரி, எப்படி இதை போக்கலாம்ன்னு சொல்லிட்டு, நான் தேடும்போது தியானத்த உதவுங்கிறாங்க. அது எப்படிங்க தியானம் உதவும்? அப்படின்னு எனக்கு ஒன்னும் புரியலைங்க.
கண்டிப்பாங்க. நீங்க கேள்வி கேட்டது நான் வந்து சின்ன வயசுலயே இதை யோசிக்க ஆரம்பிச்சேன். <inhales> ஏன்னா நீங்க சொல்ற கேள்விய அழகா கேட்டீங்க. எப்படின்னா பணம் இருக்கிறவங்க என்ன இப்ப, அவங்க நல்லாதான இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம்? இப்போ இல்லாதவங்க கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம சொல்லலாம். பாவம் இல்லாதவங்க கஷ்டப்படுறாங்க, அப்படின்னு. ஆனா, நீங்க இப்போ பார்த்தீங்கன்னாலுமே, இப்போ நெறைய பேரு பணக்காரங்க வந்து இந்த தியானம்னு ஒண்ணு பண்ணுவாங்க. ஆனா இதே நம்ம காசு இல்லாதவங்கள்ட்ட தியானம் பண்ண சொன்னா டேய் போய் வேலைய பாருடா இருக்கிற கஷ்டத்தில நீ வேறடா அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓ! சரிங்க. ஆமாங்க. நம்மலாம் கண்ண மூடினாவே கடங்க்காரங்க தான வரா கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க.
கரெக்ட் அழகா சொன்னீங்க. ஆனா வந்து நம்ம கடங்காரன் ஒரு கடங்காரன் தான் வேணாம், பணக்காரங்கள வந்து கோடிக்கணக்கான வந்து, சில சில ப பேங்குகள்லாம் வந்து முன்னாடி வந்துட்டு போகும். அதுக்கே அவங்க கவலைப்பட மாட்டாங்க.
கடன் வச்சிருக்காங்க. ஆமாங்க. அதுவேன்னா, உண்மைதான். ஆனா, இன்னொரு விஷயம். பேங்க் காரன் வரதுக்கு காரணம் வந்து அவன் வந்து வீட்டையே எதையும் எடுத்துட்டு போறதில்ல. நம்ம மாதிரி ஆட்களுக்கு தான் வந்து நாம் இருக்குற வீடு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய்டுவான்.
அதாங்க. ஆமா. ஆமாங்க. இத நான் வந்து நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க. <inhales> இத வச்சு நான் 1 சொல்றேங்க இந்த தியானம்ன்றது எப்படி உதவுதுன்னா? ஒரு நல்ல மனநிலைமைய நம்மளுக்குள்ள வர வைக்குங்க.
சொல்லுங்க. ஓ! சரிங்க.
இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு எல் இந்த காலகட்டத்தில எதிர்மறையான சிந்தனைகள் தாங்க எல்லாருக்குமே இருக்கும்.
அது என்னமோ உண்மைதாங்க.
ம், எங்கே போனாலுமே நம்ம வந்து "இந்த கடவுளுக்கு கண்ணு இல்லயா? கஷ்டமாலயே கஷ்டம் கொடுத்துன்டுருக்காரு. எதுக்கு படைக்கணும்? போயிட்டு ஒரு மகன் வந்து, இது இதெல்லாம் ஏழை வீட்ல நடக்கும். ஏன் என்னை பெத்த? பெக்காமலே இருந்துருக்கலாமே!" அப்படின்னு சொல்றதும். இது மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அது வந்து
கண்டிப்பாங்க. நீங்க சொல்றது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சேர்த்து சொல்றேங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து க அந்த மாதிரி கஷ்டம் மான நினைப்பு எல்லாம் வரும்போது நம்ம கண் முன்னாடி, நம்மளுக்கு பிடிக்காதவர்களோ, இல்லன்னா வந்து நம்மளுக்கு வந்து எந்த நெலமைக்கு நம்ம வரோன்னு நெனைக்கறமோ, அந்த நெலைமையில வேற ஒருத்தர் வந்து முன்னாடி நின்னுட்டு இருப்பாருங்க. என்னடா நம்மளால முடியலயே அவன் இப்படி இருக்கறானேன்னு சொல்லி, நம்மளே ஒரு பொறாமைக்காரரா மாறிருவோம் கடைசியில.
ம். <exhales> ஆமாங்க. ஆமா, ஆமாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க இது வந்து <inhales> நம்புளனாலும் சில காலகட்டத்ல அப்படியே நம்மள அது மாதிரி மாத்திடுதுங்க. நம்ம என்னதான் நல்லவங்களா இருந்தாலும். ஒரு சில இடத்தில வந்து மனசு நம்மள கேக்க மாட்டிது <inhales> "என்னடா இது? இந்த மாதிரிலாம் போறானுங்க. நம்மளுக்கு என்னாவுது பார்த்தியா?" அப்படின்ற மாதிரி <inhales> அதே அதே மாதிரிங்க. இப்ப நான் அந்த தியானம்ன்றது இன்னான்ன தரும்னு நான் சொல்லிர்றேன்
ஆமாங்க. சரிங்க.
ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தியானம்ன்றது நெறைய பேர் நினைக்கிறோம். "1/2 மணி நேரம், 1 மணி நேரம் நம்ம வந்து உக்காந்து <inhales> தியானம் பயிற்சி மேற்கொண்டு நம்ம வந்து சக்தியெல்லாம் இழக்கணும்" அப்படின்ற மாதிரியெல்லாம் நெனைக்கிறாங்க. அது வந்து எல்லோருமே ஒரே நாள்ல வந்து தியானம் பண்ணி, அடுத்த நாளே சரியாயிடாதுங்க.
ஓ! சரிங்க.
இப்போ தியானம்ன்றது வந்துன்னா, மன அமைதிய தான் முதல்ல தியானம்னு சொல்றாங்க.
ஓ! சரிங்க.
இப்போ தியானங்கள் பண்ணும்போது இப்போ நீங்க வந்து ஒரு திரைப்படத்துல பாத்ததுங்களாகட்டும், ஏன்னா நீங்க கேள்விப்பட்டதா இருக்கட்டும், ஒரு அமைதியான இசை வந்து வந்து குரு குருவி சத்தம். அதான் எந்த இரைச்சல் சத்தமும் எல்லாமே கே இருக்காது!
கண்டிப்பாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா, அந்த தியானம்னு சொல்லும்போது வந்து, பலதும் நீங்க பலன் குறிப்பிடும் போது, இந்த சீன மொழி படத்துல்லாம் பாத்தீங்கன்னா, அவுங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைலயும் அந்த தியானத்தில இருக்கோணும் தான் அவுங்க வலியுறுத்துறாங்க. அதாவது வந்து, ஒரு கடுமையான ஒலய உடல் உழைப்ப வந்து கூட ஒரு தியானம் அப்படின்னு சொல்றாங்க.
அப்டி ம். ஆமாமாங்க.
அத் அப்பம்போது வந்து அவுங்களுக்கு சத்தமெல்லாம் வெளிய இருக்கறத பத்தி எல்லாம் எந்த விஷயத்தையும் கவலைப்படக்கூடாது. நம்ம நம் மனத வந்து நம்ம ஒரு கட்டுப்பாட்டோட வச்சிருக்கோணுங்கிறது தான் தியானங்குற மாரி தான் அவுங்க பிரதிபலிக்கிறாங்க. நீங்க வந்து சொல்றத பாத்தா, அதுக்கு நேர்மாற, இருக்குற இடமெல்லாம் வந்து அமைதியா இருக்கோணும்னு சொல்றீங்க. இது 2மே எனக்கு முரண்பட்டதாவே தெரியுதுங்க. நான் ஒ ஒருவேள தப்பா புரிஞ்சுட்டனோ, இல்ல நீங்க சொல்ற விஷயம் எனக்கு ஒண்ணும் புரி புலப்படலயோன்னு தான் எனக்கு கேள்வி எழுதுங்க.
இல்லைங்க, அது வந்து நீங்க சொல்றது, கேக்கிறது கரெக்ட்டானா ஒரு ஒரு கேள்விதான். ஏன் அப்படின்னா, நீங்க வந்து அது மாரி சொல்றீங்க. நம்மளும் அதுமாரி படம் பாத்துருக்கோம். 7ஆம் அறிவு பாத்துருக்கோம். புயலே அடிக்கும் அவுங்க வந்து நவுர மாட்டாங்க. ஆனா இங்க வந்துங்க நீங்க என்னாதான் அமைதியா இருந்தாலும் சரி, அமைதியா இருக்க எடத்துல தியானம் பண்ண மாட்டாங்க நம்ப ஆளுங்க. புரிதுங்களா?
ஆமா. ஒருவேள நான் வந்து 2 விதமா புரிஞ்சுட்டேன் நினைக்கிறேன். நாம் நம்ம வந்து ஒரு ஆரம்ப கட்டத்துல இருக்குறோம். அதான் நீங்க சொல்றதெல்லாம் நம்ம ஆரம்ப கட்டம். அவுங்க சீனர்கள் எல்லாம் வந்து ஒரு குரு ஸ்தானத்துக்கு போன அளவு அ இடத்தில இருக்கும்போது, தியானங்குறது எந்த எடத்துலயுமே பண்ண முடியுங்குறது அவுங்க சொல்றதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா?
ஆ. கண்டிப்பாங்க, அவுங்க வந்து அமைதி வழியில வந்து ஒரு கடவுள கும்பிடுவாங்க. நம்ப வந்து ஒரு கடவுள கும்பிடுற ஒரு பாதை முறைகளே வேற இருக்கும். 1 நாக்குல குத்திப்போம், நம்ப வந்து முட்டி போட்டு வேளாங்கண்ணிக்கு நடப்போம், சிலவங்க வந்து தன்னையே உருக்கி உருகிப்பான். இது வந்து காலங்காலமா உள்ள அதுவெல்லாம் வந்து ஒரு மாத்த முடியாத ஒரு சூழ்நிலைகளா அமையுது. அதுதான் நம்ம காலங்காலமா வந்து அத ஃபாலோ பண்றோம். <chuckles> அவுங்க வந்து காலங்காலமா அதுதான் அவுங்க வந்து அவுங்க வந்து வழிபடுறதால, அதா அவுங்க நெனைக்கிறாங்க. இதுதாங்க 2த்துக்கும் வேறுபாடு. மத்தபடி எல்லாம் 1 தான்.
ஆர்ப்பாட்டம். நம்ம ஆர்ப்பாட்டத்தோட. சரிங்க. ஓ! சரிங்க. ஓ! சரிங்க. இப்போ பாத்தீங்கனா இப்ப பா பாத்தீங்கன்னா தியானத்தில நம்ம இருக்கும்போது, நம்ம இடத்துல வந்து நம்ம அமைதியாவே இருக்குறோம், எல்லாமே ஓகேங்க. அடுத்த நாள் நம்மளுக்கு கஷ்டங்களும் போ போப்போறதில்ல. அது அங்க தான் இருக்கப்போது. அப்படி இருக்கும்போது, நம்ம வந்து நாளைக்கு நம்ம பிரச்சனை அங்கயே அப்படியே தான் இருக்கும்போது, நம்ம மனசு அமைதியாகும்னு நம்ம நெனைக்கும்போது, நம்மளோட பிரச்சனைய வச்சுட்டு, நம்ம எப்படி மனச அமைதிக்கு கொண்டு வர்றதுங்க? ஏன்னா கண்ண மூடுனாவே நம்மளுக்கு பிரச்சன மட்டும் தான் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அப்போ அந்த பிரச்சனய விட்டு வெளி வந்து, எப்படி நம்ம தியானத்திருக்கு அந்த ஸ் நிமிடங்கள் அந்த அந்த ஒரு பொழுது, நிமிடத்துல தான் நம்மளுக்கு வந்து தியானங்குறது அ நம்மளுக்கு உதவாதுன்னு நம்ப தோணும். அத எப்படி நம்ம கடந்து வர்றதுங்க?
இப்ப வந்து அவங்க தியானத்து ஆ. சொல்லுங்க. ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. இப்ப இத வந்து நீங்க சொல்றது கரெக்ட்டா உண்மதான். இப்ப எந்த ஒரு பிரச்சனையும்ங்க, ஒரு 25% ஒரு சதவீதம் வந்து உடனடியா நகர்றதில்ல. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி ஒரு பெரிய அளவுல வந்துரும், பிரச்சனைகள்ன்றது. இப்போ வந்து ஒரு சிறிய கடன் பிரச்சனைனு நம்ம எடுத்துப்போமே, நம்ம டக்குனு ஒரு நண்பர்கள்கிட்ட ஒரு ரூ. 5 வாங்குவோம். அப்புறம் வந்து காலகட்டத்துல ஒரு ரூ. 100 வாங்குவோம். அப்புறம் வெளிய போய்ட்டு ஒரு ரூ. 1,000 வாங்குவோம். அது வந்து லட்சங்கள், கோடில வந்து முடிஞ்சுரும்.
ஆமாங்க. ஆமாங்க. ஆமா. கண்டிப்பா.
அதே மாரிங்க, பல பிரச்சனைகள் வந்து சின்ன சின்ன விஷயத்துலிருந்து தாங்க ஆரம்பிக்குது.
ஓ! சரிங்க.
எந்த ஒரு பெரிய விஷயமும் திடீர்ன்னு வந்து. அதான் இந்த சின்ன சின்ன விஷயத்தை அதே மாரி தாங்க, ஒரு பிரச்சனைனு கஷ்டம்னு வரும்போது, நம்ப தியானம் பண்ண அடுத்த நாளே, அந்த பிரச்சனை வந்து உடனடியா முடிச்சுடணும்னு நம்ப வந்து அவசியம் இல்லைங்க.
ஆமாங்க..
இப்ப நம்ம வந்து ஒரு சளி புடிக்குது. ஒரு ஜுரம் அடிக்குது. அந்த ஊசி போட்ட அடுத்த கணமே வந்து சரியாவுறதில்ல. அதுக்கான நேர கால அவச அவகாசம் எடுத்துக்குது.
ஆமா.
இப்ப நம்ப வளர்றோம். வளரும்போது ஒரே நாள்ல நம்ப வந்து, அம்மா சாப்பாடு ஊட்டி, நம்ப வளர்றதில்ல. ஒரு 10 வருஷம், 20 வருஷம் எடுக்குது.
ஆமா.
இப்ப நம்ம ஒரு ஒரு பப்ளிக்குக்கு படிக்கிறோம். ஒரு பொதுத்தேர்வுக்கு படிக்கும்போது, அந்த இன்னைக்கு தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்னா நாளைக்கும் இல்லை, அதுக்குன்னு ஒரு 10 மா ப ஒரு 10, 11 மாதங்கள் கால அவகாசம் எடுத்து தான், வந்து பொதுத்தேர்வுன்னு ஒண்ணு வைக்கிறாங்க.
ஆமா.
அப்ப, எல்லாமே வந்து ஒரு காலகட்டத்துல வந்துட்டு, நம்ம நேரம் எடுக்கும்போது, நம் பிரச்சனைகள் மட்டும் எப்படி நம்ம திடீர்னு சரியாகும்னு நம்ம நெனைக்கிறது தப்புதான.
அ கண்டிப்பா. நாம நினைக்க போறதில்லை. நாளைக்கு அந்த பிரச்சனை சரியாகும்னு நம்ம நினைக்க போறதில்லை. அப்படி பார்க்கும்போது நம்ம பிரச்சனை எப்படி இருந்தாலும் ஒரு 10 மாதமாவது எடுத்துக்குடும், அதுக்குன்னு தேவைப்படுற காலகட்டம் அது எடுத்துக்க போகுது. அப்பம்போது நான் ஏன் அதை தியானம் செய்யணும். அதற்கு பதிலா, நான் என்னோட வேலைய தொடர்ந்து செய்யறதே வ ஒரு நல்ல வழியா இருக்குமா? நான் ஏன் தியானத்தில போய் செஞ்சு, அதுக்கப்புறம் நான் அந்த பிரச்சனை குறையும்னு, நான் எதிர்பார்க்க முடியும்?
ஆமாங்க. ஆமாங்க. நீங்க சொல்ற மாரி, அடுத்த வேலைய நீங்க பார்த்துட்டு போனா, பிரச்சனை இல்ல. அதுக்கு வந்து தியானம் அவசியம் இல்லை. ஆனா, அந்த பிரச்சனைகள்ளே சில பேரு மூழ்கிட்டு இருப்பாங்க. அவுங்களுக்கு தான், அந்த தியானம்ன்றது ஒண்ணு முக்கியம். இப்ப வந்து உங்களுக்கே ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நீங்க அடுத்த வருஷம் வந்து பரவால்லன்னு சொல்லி போகமாட்டீங்க. அதுக்கான மனப்பக்குவம் இருந்தா மட்டும் தான், நீங்க போவீங்களே தவிர, இல்ல அதுக்குள்ளே மட்டும் தான் இருப்பீங்க.
ஆமா. ஓ! சரிங்க. அந்த பிரச்சனைகள். ஆமாங்க. கண்டிப்பா. நானும் அந்த காலகட்டத்துல இருந்தவன் தான்.
ம். இப்ப மன அழுத்தங்க இப்ப நம்ம வீட்ல எதுனா ஒருத்தவங்க தவறுறாங்க. நம்ம வந்து அந்த அந்த ஒரு தாத்தா, பாட்டி ஆகட்டும். மூதாதையர்கள் இருப்பாங்க. நம்ம நாட்டுல அழுவுறாங்க. அந்த அழுவே நம்ம வந்து தொடர்ந்து பண்றதில்ல. அது காலகாலமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து, அது வந்து அப்பிடியே சரியாகிடுதுங்க.
ஆமாங்க. எனக்கு நீங்க சொல்லும்போது இந்த விஷயத்தை சொல்லும்போது, எனக்கு இன்னொரு ஞாபகம் வருதுங்க. அதாவது குடும்பத்துல வந்து வயதானவர்களோ, இல்ல ஏதோ ஒருத்தரு மரணம் அடைந்தா, அந்த குடும்பத்துல இருக்க பெண்கள் நான் குறிப்பா பெண்கள தான் சொல்றேங்க. அவுங்க பார்த்தீங்கன்னா, அவுங்க டே அந்த தினந்தோறுமான காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு அப்புறம் அங்க வீட்ல குழந்தை இருந்தா, அந்த குழந்தைக்கு படிப்பு சொல்லி தர்றது. இல்லைனா வந்து நல்லது, கெட்டது, வெளிய எங்கயோ போயிட்டு வர்றது, அது அத்தனை காரியமும் அந்த பெண்கள் வந்து கொஞ்சம் கூட, "ஏதோ ஒருத்தர் இறந்துட்டார், இல்லை." என்று அந்த எண்ணமே இல்லாம தொடர்ந்து அவுங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அதே மாரி, அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள், அவுங்க வேலைக்கு போற நேரத்தில் அதற்காக தயாரிக் அவுங்களை தயார்படுத்திக் கொள்ளுதலா இருக்கட்டும். இல்ல, அந்த வேலைல வந்து ச அதாவது சொந்த தொழில இருந்ததுன்னா, அந்த வாடிக்கையாளர்ட்ட வந்து, எந்த வித ஒரு மன வருத்தத்தோட, ஒரு சோர்ந்திரத்தோட பேசாம, ஒரு உற்சாகத்தோடு ப அதுவும் குறிப்பா நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகர் வீட்ல ஒரு மகள் இறந்துருக்கா. ஆனா அந்த நடிகர் வந்து, அவரு செய்ய வேண்டிய வேலையான படம் எடுக்கிறதோ, இல்லை படத்தில் நடிக்கிறதோ, இல்லை இசை அமைக்கிறதோ, அத தொடர்ந்து அதில் எந்த வித ஒரு ஐயத்தோட இல்லை. ஒரு வ் என்ன சொல்றது, அந்த ஒரு சின்ன அவுங்க வேலைலிருந்து கீழே இறங்கின மாரி எதுவுமே காட்டாமல், அ நார்மலாக என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. எப்பவும் போல இலுருக்கம் இருக்கிற மாரி, அந்த வேலைய ஸ் தொடர்ந்து செய்வாங்க. அது வந்து நீங்க சொல்ற அந்த தியானத்தினால மட்டும் தான் அது முடியுமா? இல்லை, அவர்கள் வேற என்னாச்சும் பிரத்யேகமா ஏதாச்சு எடுத்துக்கிறாங்களா?
ம். கண்டிப்பாங்க. ம். ம். ம். ம். ம். தெரிலைங்க, தியானமால மட்டும் தான் முடியும். அது எப்படீன்னா அது தியானமுன்னு தெரிஞ்சு சில பேர் பண்ணுவாங்க. தியானம்ன்னு தெரியாம பண்ணுவாங்கங்க. நம்ம ஒருக் ஒரு கோயிலுக்கு போறோம். போயிட்டு, நீங்க அங்க பண்ணுறதும் தியானம் தான். ஆனா, நெறைய பேருக்கு அது தியானம்ன்றதே தெரியாது.
ஓ! சரிங்க. ஓ! சரிங்க. ஓ! சரிங்க. ஓ! சரிங்க. நம்ம கண்கள மூடிட்டு, இறைவன வேண்டுறதே ஒரு தியானம் தானங்களா?
நீங்க உட்காந்து கண்ணை மூடிட்டு, நீங்க உங்க உங்க கஷ்டத்த இன்னொருத்தவங்கட்ட சொல்லி, அந்த கஷ்டம் போகுதுன்னு நெனைக்கும்போதே, அது ஒரு தியானத்துக்கு அது ஒப்பீடு தாங்க. முழுசா தியானமா இல்லான்னா கூட, <inhales> அது ஒரு தியானம் ஒப்பீடு தான். அது எப்படின்னாங்க, மன பக்குவத்த உருப்படு உண்டுபடுத்துது. இப்ப நீங்க சொல்றீங்க, ஒரு வந்து ஒரு எப்படி 1 நடிகர் வந்து, தன் மகள் இறந்து நீங்க அப்படி போறாங்கன்னு. அவருக்கான பக்குவங்க அது.
ஓ! சரிங்க. ஓ! சரிங்க. ஓ! சரிங்க. ஓ! சரிங்க.
இப்ப இது எப்படினாங்க? இது தியானம் மூலியமா தான் எனக்கு கிடைக்குதுன்னு நான் நம்புறேன். எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க. அவர் ரொம்ப நேர்மையான ஆளு. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு. அவர் மனைவியை 1 நாள் கூட்டிட்டு போயிட்டுருக்கும்போது, ஒரு தவறுதலா எதிரா வந்தவன் இடிச்சிட்டு அவங்க மனைவிக்கு இல்ல, இலக்கு இறக்கல. கீழ வுழுந்து அவங்க சுய நினைவு சு சுயநினைவு இன்றி போய்ட்டாங்க, அவங்க மனைவி. அதுக்கப்பறம் ஆமா, ஆமாங்க. அந்த அந்த ஸ்டேஜுக்கு போயிட்ட பிறகு, அவரு வந்து என்ட்ட பேசுறாருங்க. அப்ப வந்து அந்த கிட்டத்தட்ட நான் நான்தான் அந்த ஹாஸ்பிட்டல்லாம் சொல்றேன். "நீங்க அங்க போங்க, வாங்க." அப்படீன்ற மாரி. <inhales> "நீ நீங்க அந்த இடிச்சுட்டு போனவன பார்த்தீங்களா." அப்படீன்னு நான் கேட்டேன். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு. "அப்பா! இப்படிதான் நடக்கணும்னு இருக்கு. என் மனைக்கு இப்படி ஆயிருச்சு. நான் இதை பார்க்கணுமா. அவனே பாவம். அவன் வேணும்னே இடிக்கல. அவன் வந்து எதிர்ச்சியா வந்தான். இப்ப நம்ம போயிட்டு இவன்ட்ட அவன் அவன் அவனோட மனநிலமைய யோசிச்சு பாருங்க. இப்ப அவன் வந்து அவன் மனநிலமை எப்படி இருக்கும்? நம்ப ஏதோ நம்ப தவறுதலா போயிட்டோம். ஒரு இடிச்சிட்டோம். இது மாதிரி ஆயிருச்சுன்னு, அவன் மனநில இருக்கும்ல. <inhales> அந்த நேரத்தில அவனும் அந்த வண்டி நம்பர்லாம் பார்த்துட்டு, அவன தொந்தரவு பண்ணுறத தாண்டி, என் மனைவிக்கு என்னாகுதுன்னு பார்க்கணும்ப்பா, கடவுள் இப்படிதான் எழுதி வச்சிருக்காரு, <inhales> இப்படி தான் இருக்கும்ன்னு நெனைச்சு." அது மாரி வுட்டாருங்க.
இறந்துட்டாங்களா? ஓ! சரிங்க. ஆங்கிலத்தில, "கோமா" என்று சொல்லுவாங்க. அந்த நெலைமைங்களா? ஓ! சரிங்க. கண்டிப்பா. ஆமாங்க. ஓ! சரிங்க. கண்டிப்பா பெரிய பக்குவம் வேணுங்க.
சில பேர் என்னா பண்ணுவாங்க ஆமா. சில பேர் என்னா பண்ணுவாங்க? அவ அவன அடிச்சு, உதைச்சு, இவன சாவடிச்சுட்டு, <inhales> அதுக்கப்புறமேட்டு தான் கடைசியில ஹாஸ்பத்திரி நம்ம கூட்டிட்டு போவோமான்னு பார்ப்பாங்க. <inhales> ஆனா அவர் என்னா பண்ணாருன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த ஹாஸ்பித்திரிக்கு கூட்டின்னு போயிட்டு, அந்த சுயநினைவு இன்றி அந்த மனைவி வந்து, இப்போ வந்து சுயநினைவு ஆக்கி கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்காங்கங்க. அவங்க வந்து அந்த மருத்துவ இதில பார்த்தோம். மண்டையெல்லாம் அப்படியே பொளந்து, ஆப்பரேஷன் பண்ணி, தச்சிருந்தாங்க.
ஓ! சரிங்க. ஓ! சரிங்க.
அது வந்து எப்படீன்னு கேட்கும்போது, அவரு ஏன்ட்ட சொன்னாரு. "ஒரு சில விஷயத்துலலாம் நமக்கு கடவுள விட தியானம் தெரியு தியானம் பண்ணணும். அதே மாதிரி அந்த தியானம்ன்றது நம்ப வாழ்க்கையில என்ன க தியானம் பண்ணாலும் கஷ்டம் வராதான்னு சொல்றதெல்லாம் சும்மா. நம்ம ஒரு கஷ்டத்த எப்படி நம்ம வந்து தாங்கி பண்ண முடியணும்? அந்த கஷ்டத்த எப்படி எதிர்கொள்ளணுன்ற ஒரு சக்திய தந்துரும், அந்த தியானம்."
அ. ஓ! சரிங்க.
அப்படீன்ற மாரி சொன்னாங்க. அதே மாதிரி என் என்னோட நான் வந்து ஒரு கிறிஸ்தவ பள்ளியில படிச்சேன். அப்போ வந்து என்னா பண்ணுவாங்கன்னா, அங்க ஒரு அந்த ஒரு ஃபாதர்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 1 மணி நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, தன் உலகம் கண் கை முன்னாடி இருக்குன்ற மாரி, கை இப்படி வச்சுப்பாரு. நான் கண்ணெதிர்க்க பார்த்துருக்கேன். எல்லாரையும் அவர் வந்து என்னா பண்ணுவாரு? உலகத்தில இருக்கிறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். இந்த கஷ்டப்படுறவங்கள ஆசிர்வதிக்கணும். இப்படி இருக்கணுன்ற மாரி ஒரு தியானம் பண்ணுவாருங்க. அது உண்மையிலயே நீங்க ஒரு வீட்டில 1 நிமிஷம் பண்ணி பாருங்க. நீங்க உட்கார்ந்து மூச்ச இழுத்து வுட்டு, இந்த உலகத்தில எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த உலகம் வந்து பிரச்சன இல்லாம போணும்னா, உங்களுக்கே உடம்பு சிலிர்க்கும்.
ஓ! சரிங்க. ஓ! சரிங்க. ஓ! சரிங்க. ஓ! சரிங்க
அது எப்டின்னா, நம்ம இன்னொருத்தவங்கள அந்த எண்ண அலைகள் பிரபஞ்சத்துக்கு வந்து எண்ண அலைகள் வந்து இருக்குங்க. <inhales> இந்த தியானம் பண்றது ஆகட்டும், ஒரு நம்ம நேர்மறையான சிந்தனைகள பண்ணும்போது, இப்ப நம்ம நல்லா இருக்கணும்ன்னு மத்தவங்க நெனைச்சா நம்ம நல்லாருப்போம்.
சரிங்க. ஓ! சரிங்க.
நம்ம என்ன அடுத்தவங்க நம்ம கெட்டு போணும்னு நெனைச்சா, ஃபர்ஸ்ட் கெட்டு போறது நம்ம தான் இருப்போம். <inhales> சில பேர் எப்டி நெனைப்பாங்க? நம்ம நண்பர்களே இருப்பாங்க, சில பேர் நம்பிக்கை துரோகிகளா இருப்பாங்க. ஆனா, அவங்க ஒரு கட்டத்தில அடி வாங்கி, அவங்கள ஒருத்தவங்க ஏமாத்த பொறந்து வருவாங்க. <chuckles>
<laughs> கண்டிப்பாங்க. நீங்க சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதுங்க. இந்த அண்ணாமலை படம்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாமலையில வந்து பாம்பு வந்து வாய தெச்சு தான் பயன்படுத்துவதா இருந்ததுங்க, திட்டமிட்டு ஆனா உண்மையில வந்து உண்மையான பாம்ப தான் அவங்க வந்து பயன்படுத்திருக்காங்க. அதாவது வாய தைக்காத விஷமுள்ள பாம்ப.
ம். ஆ, சரிங்க. ஆ.
அதனால வந்து நடிகர் அ ரஜினிகாந்த் அவர் வந்து, அவருக்கு வந்து அந்த ம் இந்த ஷூட்டிங்ன்னு சொல்வாங்க. அந்த சீன் ஆங்கிலத்தில் சொன்ன அந்த
ஆமாங்க, ஆமா, ஆமாங்க.
அந்த பகுதி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் அவருக்கும், மத்தவங்களுக்கும், இயக்குனருக்கும் எல்லாத்துக்குமே தெரியும்ங்க.
அ, ஆமாமாங்க.
அப்ப நீங்க சொல்றத பார்த்தா, அந்த தியானங்குறது வந்து விஷயம் அ அவரு வந்து எப்பமே தொடர்ந்து செய்யக்கூடியவரு. அப்போம்போது அவர் வந்து நல்லதே நெனைச்சு செய்றதனால தான், அவருக்கு கெட்ட விஷயம் பக்கத்திலேயே வந்துட்டு, அவருக்கு ஒண்ணுமே பண்ணாம போயிருக்கு. நம்மளும் இன்னைக்கு அத பார்க்கும்போது ஆ ஒரு ஒரு இன்பமான ஒரு காட்சியா தெரியிது. ஆனா அது பின்னாடி இருந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு இப்ப தான் சில நாட்கள் முன்னாடி தான் தெரியுதுங்க.
ஆமாங்க. நீங்க சொல்ற மாரி அத கண்டிப்பா நம்ம லைஃப்ல உதவும்ங்க.
இப்டி ஒரு தியா ஆமாங்க. நீங்க சொன்ன இந்த விஷயமும், அந்த படத்தோட கேட்ட அந்த விஷயமும் 2டுமே சேர்ந்து எனக்கு தியானத்தப் பத்தி ஒரு புது முகமா இருக்குதுங்க. இந்த விஷயத்த வந்து கண்டிப்பா நான் அலையே நான் வந்து பயன்படுத்தி பார்க்குறேன். அதாவது தியானம் இருந்து பார்க்கணும் ஆசைதா ஆசையோட இருக்கேன். அத கண்டிப்பா செய்யவும் செய்வேன். இது இப்டிப்பட்ட ஒரு விஷயத்த எனக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு, மிக்க நன்றிங்க!
உங்கள்ட்ட பேசி நீங்க அருமையான கேள்விகள்லாம் கேட்டீங்க. எனக்கே வந்து சில இதெல்லாம் தியானத்த பத்தி அதிகமா சொல்லணும் போல ஒரு கேள்விகள்லாம் ரொம்ப அழகாவே கேட்ருந்திங்க. உங்கள்ட்ட பேசுன நானும் மகிழ்ச்சியா உணருறேங்க. ரொம்ப மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றி.